பார்த்தீங்கன்னா, மொழி என்று என்பது வந்து நம்ம எல்லா வாழ்க்கைக்குமே ஒவ்வொரு ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு வேறு விதமா இருக்கும். அது மொழிய வச்சு ஒவ்வொருத்தவங்க எப்படிலாம் பேசுனாங்க. அவங்க அணுகுமுறைய வச்சே நம்ம அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய விஷயமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி பார்க்குறப்ப ம். மொழி வந்து, ஒரு சிலர்லாம் வந்து, அத தனி வந்து சமுதாயமே வந்து அது வந்து கட்டமச்சிட்டுருக்காங்க! அது வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க. அது எப்படிலாம் வந்து அதோட கட்டமைப்பு இருக்கும். அப்படீன்ற மாதிரி நீங்க எத வச்சு சொல்றீங்க. அதை என்னோடு பகிர்ந்துக்க முடியுமா?
புரியுதுங்க. கண்டிப்பாங்க, நான் அத பத்தி சொல்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம மொழி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ். தமிழே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்த அந்த ஒவ்வொரு ஊர்கள்லயும், ஒவ்வொரு பேச்சு வழக்கு இருக்கு. அது, சென்னை தமிழு, க வ கொங்கு தமிழ், மதுரை தமிழு, திருநெல்வேலி தமிழ், இந்த மாரி நாகர்கோயில்ல, வேற விதமா பேசுவாங்க. அப்புறம் அந்த தஞ்சாவூர், பக்கம் வந்து ப பாஷைகள் கொஞ்சம் இதாகும்.
ஆமாங்க.
கும்பகோணம் பக்கம் கொஞ்சம் அதாவது தஞ்சாவூருக்கும், கும்பகோணத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாரிதான் இருக்கும். ஆனா, ஒரு சில சின்ன ஒரு இது இருக்கும். பெண்டுகள் இருக்கும். வளைவுகள்லாம் இருக்கும். அந்த மாரி இருக்கும். அப்படி ப இருக்கிற பட்சத்தில, அந்த ஒரு அ நமக்கு அந்த ஆளுமையோ இல்ல அட்ல அந்த ஒரு இது ஆளுமை வேணும்னு கூட இல்ல. நமக்கு அது தெரியக்கூடிய ஒரு இது இருந்ததுன்னு வச்சுகங்களேன், அழகா நம்ம ஒரு முத விஷயத்த நம்ம என்ன கண்டுபிடிபோம், "நீ மதுரைக்காரனா?" அப்படின்னு கேப்போம்.
அ, வேறுபாடுகள். ம். <snorts> ஆமா.
சரிதானுங்களே?
ம், ஆமா இப்ப பாஷைய வச்சு நம்ம கண்டுபிடிச்சுரலாம் எந்த ஊருண்ட் டு.
ஆமா. அ, கோயம்புத்தூர்காரரா, மதுரைக்காரரா. அவர்கிட்ட எப்டி அணுகனும்ன்றது வந்து, நம்ம வந்து அ அதுனால வர்ற மொதல்ல நான் வந்து நன் நன்மைகள சொல்லிட்றேன்ங்க நானு. அதுக்கப்புறம் நம்ம பாக்கலாம். அ மொதல்ல பார்த்தீங்கனா, அதில நன்மை! என்னன்னா? அவர்ட்ட எப்டி அணுகுமுறை வச்சிக்கணும்? அ ஏன்னா? அந்த ஊர்க்கள்ல வந்து, மக்கள் வந்து இப்டிதான். இப்டிதான் பழகுவாங்க! அப்டின்றது வந்து, ஒரு ஒரு வகையான ஒரு கோடுகள் இருக்கு இல்லையா?
ம். ம். கண்டிப்பாங்க.
அந்த இத மீறம்போது வந்து பிரச்சனைகள் வரும்.
ம்.
சரிதானுங்களே?
கண்டிப்பா! அங்க ஒரு சிலவங்க மொழி வந்து வேறுபாடாகும். இந்த மொழியோட ஒத்துப்போகாது. அது கெட்டவார்த்தையா கூட இருக்கும். அது ரொம்ப வேறுபாடு வேற இருக்கும் அதுல.
ஆமாங்க. ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. இந்த மெட்ராஸ்லலாம்! பாத்ததீங்கன்னா "மரியாத" அப்டின்ற ஒரு விஷயம் வந்து அ கெடையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஊரிலேருந்து வர்றவங்கலாம் உண்மையா சொ உண்மையா சொல்லணுனா அததான் சொல்லுவாங்க. ஆனா, மெட்ராஸ்லேயே பொறந்து வளர்ந்தவன் இருக்கான். இல்லையா? சென்னையிலேயே பொறந்து வளர்ந்தவனுக்கு அது தெரியாது. அது, அது வந்து மரியாத கொறைவா தெரியாது.
ம். ஆமா.
பெருசுன்னுவாங்க. நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரில இங்க. "பெருசு, என்னா பெருசு இப்படி பேசுறா" அப்படின்னுவாங்க.
<laughs> ஆமா. ம் ம்ஹ்.
இதையே வந்து அங்க போயிட்டு சொன்னோனு வச்சிக்கேங்களேன். மதுரையிலியோ, இல்ல கோயம்புத்தூர்லியோ அடி பின்னி எடுத்துருவாய்ங்க. மரியாத கொடுக்கமாட்டேன்றான்னு.
அவ்வளதான். ம் ம்ஹ். ஆமா, ம். புரிது, புரிது.
புரியுதுங்களா? நான் சொல்ற சொல்லவர்ற விஷயம். அதாவது அதிலேயே தெரிஞ்சிடும். நாம எப்படி பேசனுண்டு. நீங்க திருநெல்வேலிக்காரங்கிட்ட போய்ட்டு, அண்ணேனு பேச முடியாது. "அண்ணாச்சி" அப்படியின்னிங்கனாதா அவங்க வந்து ஒரு, இது நினைச்சுப்பாங்க அவங்க. திருநெல்வேலியிலும் நம்ம வந்து அந்த மரியாத அத அவங்களும் நல்ல மரியாத குடுப்பாங்க. அந்த ஒரு இது இருக்கு. அவங்க அந்த பேச்சு வழக்குல, "வாங்க, போங்க" அந்த இது தான் இருக்குமே தவிர, "வா, போ" இருக்காது. அவங்களுக்கு ரொம்ப அவங்க குடும்பத இதுக்குள்ள வேண்ணா பேசிக்கலாமே தவிர. ரொம்ப இருக்காதுனு வச்சுக்கங்களேன். அதே மாரி நிறைய பேர் பார்த்தீர்ங்கன்னா அந்த அ மனைவிமார்களையோ, அ அ இதுங்களயோ வந்து வ வாடி போடின்றது வந்து ரொம்ப சகஜமாக இருக்கும். இந்த கிராம வழக்கங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சில வழக்கங்கள்ல.
ம். ஆமாங்க, ஆமாங்க. ம்.
ஆ, மனைவிமார்கள முக்கியமா இருக்கும். குழந்தைகளையாவது வாங்க போங்கன்ற ஒரு இது இருக்கும்.
கண்டிப்பா.
ரொம்ப, நான் பார்த்து அந்த மாரி ஊர்லேருந்து வந்த அந்த பாஷையோட இதில இருந்தவங்க வந்து ரொம்ப கம்மியான பேர் தான். நாங்க அந்த மனைவிமார்கள வந்து வாங்க போங்கன்னு கூப்பிடறத பாத்திருக்கேன். நீங்க அத வந்து நீங்க பழகி இருக்கிங்களா? அப்படின்றப்ப பழகியிருந்தீங்கன்னா, அது வந்து நீங்க கண்டிப்பா வந்து நீங்க பார்த்திருப்பீங்க.
கண்டிப்பாங்க. ஆனா நான் வந்து காதல் திருமணம்னால, <chuckles> எனக்கு அந்த ஒரு வாங்க போங்கன்னு இல்ல. <chuckles> ஒரு அ அந்த மாதிரி வாங்க "வா போ" இந்த மாதிரி அவங்களும் என்ன வந்து, "வா, போன்னு" தான் சொல்லுவாங்க. டீ லாம் சொல்ல மாட்டாங்க எனக்கு புடிக்காது. <chuckles>
புரியுதுங்க. இல்லா, நான் சொல்றது மனைவி, கணவன் வந்து நீங்க வந்து காதல் கல்யாணம், அதெல்லாம் வேறு விஷயங்க. ஆனா அந்த ஊர்ல அந்த பே அ இருக்கும் இல்லையா, அந்த பெ பெரியவர்கள் அந்த அந்த தலைமுறைகள் இப்ப எங்கள் ஊர்ல இப்ப எல்லா ஊர்லயுமே இப்ப வர வர வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டு கலாச்சாரம்ன்றது வந்து பெருக ஆரம்பிச்சுடுச்சுங்க.
ம். அ, மத்தவங்கள்லாம். <laughs>
உண்மைய சொல்லணும்னா இப்ப எப்ப வந்து இந்த கார்ப்பரேஷன்னு மாத்திட்டாங்களோ? மாநகராட்சின்ட்டு எல்லா இடத்திலும் கோயம்புத்தூரிலிருந்து அதோடு அந்த "இருக்கு ஆனா இல்ல." அந்த இவரு எஸ்.ஜே. சூர்யா படம் மாதிரி இருக்கு இது. இருக்கு ஆனா இல்ல. முழுசா இல்ல. முன்னாடிலாம் வந்து அந்த அந்த பாரம்பரிய மதுரைன்னா ஒரு இது இருக்கும்.
ஆமா, ஆமா. ம். பழைய அந்த பேச்சுகள் ம்.
ஆ அது க கோயம்புத்தூர்னா ஒரு வகையானது இருக்கு. இப்ப வந்து எல்லாரும் போய் அங்க வேலை செய்யறாங்க.
ம், வடமாநிலத்திலும் போறாங்க, எல்லாம் கலந்து
அதனால அது ஒரு மாரி அது, கலவை ஆயிடுச்சி. உண்மையிலேயே அது க மே இந்த அ சென்னை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து, இந்த கலவையா மாறுனதுக்கு காரணமே வந்து, அந்த நெறைய பேர் வந்து பலதரப்பட்ட ஆட்கள் வந்து தங்குனதனால் தாங்க. அதுதான் உண்மையான விஷயம். அதோட பாஷையே மாறி போச்சு.
அங்கேயே வேலை பார்க்குறனால. ம், நீங்க சொல்ற மாதிரியும் ஆமாங்க அப்ப நீங்க சொல்றது உண்மைதான். இப்ப இந்த மலையாளத்துக்காரவங்களும் "நீ வா போன்னு" தாங்க பேசுவாங்க. நமக்கு ஆனா அது கேட்க வந்து வித்தியாசமா இருக்கு. "என்னடா இது மரியாதையே இல்லாம பேசுறாங்க! நீ கழிச்சியா?" அப்படின்றாங்க. <chuckles> நம்மலாம் வாங்க போங்கன்னு தான் ஒரு நாள் சும்மாவே வந்து இப்படிதான் பேசுவோம். ஆனா அந்த எங்க வீட்டுக்கு எயித்தாப்லலாம் அந்த சேச்சி இந்தமாரிலாம் 2, 3 பேர் இருக்காங்க. அவங்களாம் "நீ கழிச்சியா? நீ என்ன பண்ண?" அப்படின்ற மாரி "நீ, வா, போ" இப்படி பேசுறப்போ நம்மளுக்கு வந்து வித்தியாசமா இருக்கு. அது அவங்க மொழியா? எ வேணும்ன்னே பேசுகிறாங்களானே எனக்கு வந்து தெரியாது.
இல்ல இல்ல. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, வந்து அப்படி தாங்க வரும். உண்மைதான் அது உண்மை தான் அது. நீங்க சொல்றது உண்மை தான். அதிலயே அவங்க தமிழ் பேசும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் "நீ" தான் வரும். அவங்கவ நாய்க்கு மரியாதை குடுப்பாங்க. <chuckles> தமிழ தமிழ் வார்த்தையில நமக்கு வந்து, மனிதனுக்கு மரியாதை குடுக்கமாட்டாங்க. அது அத பேச்சு வழக்கில அப்படித்தான் இருக்கும். அதுக்கப்புறம் க தன்னிச்சையா அவங்களுக்கு மொழியால ஆளுமை வரும்போது அவங்க மாற்றி ம மாத்திருவாங்கணு வைச்சுக்கங்க. அவங்க ஆனா அவங்களுடைய மொழியிலயே அந்த மாரி தாங்க இருக்கும்.
ம். அதேதான். ஓ! ஆமாங்க, அதுதான்.
பார்த்தீங்கன்னா, "நீங்கள்" அப்படின்னு சொல்றது வந்து, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதுவும் ரொம்ப அந்த ஒரு அ ஒண்ணு வந்து, அது ப பலவின் பாலா இருக்கும்.
ம்.
இல்லனா அது வந்து வே எப்படி சொல்லுவாங்க? ரொம்ப அவங்க வந்து இதுவா இருப்பாங்க. உயரத்தில இருக்குற ஒரு ஆளா இருக்கும்.
ஓ.
இல்ல இப்ப ஒரு உதாரணத்திக்கு சொன்னா குடும்பத்திலேயே வந்து, ஒருத்தர் மேல வந்து "இவர் தான் வந்து இந்த குடும்பம் நாட்டாம" அப்படின்ற மாரிலா இருக்கும் இல்லையா? பரம்பரைக்கு. இந்த இத த அ அப் அதாவது இருப்பாங்க. உங்க அப்பாவே இருக்கும். உங்க அப்பாவோட தம்பியிலேந்து, அண்ணலேந்து எல்லாரும் இவர் சொல்றததான் கேட்பாங்கன்ற மாதிரி.
தலைமுறைகள்ல, ம். ஆமா, ஆமா. அம். பெரியவங்க.
அந்த ஆ அந்த மாரி இருக்குற ஆளுங்கள்கள வந்து நீங்கள்னுவாங்க.
ம். அது எப் ஏன்தான் இப்ப அப்ப நம்ம மத்தவங்கலா என்ன இதுவா?
இல்ல, இல்ல. அது அப்படித்தான் அவங்கள. அது அது ஒரு அவங்களோட இதுன்னு வச்சிக்கங்களேன். இப்ப இதே எடுத்தீங்கனு வச்சிக்கங்க, நம்ம இதுலேயே எடுத்தீங்கனா பிராமின்ஸ் பார்த்தீங்கன்னா "வாடா போடா, வாடி போடி" ன்றது ரொம்ப இதுவா இருக்கும். அதே மாதிரி "நீ வா போ" ன்றது வந்து, மாமாவ நீ வா போனு கூப்பிடுறது. அதெல்லாம் வந்து அவங்களோட வழக்கமாகவேதான் இருக்கும்.
கலாச்சாரம். எளிதா, அ ஆமா. <chuckles> ம் <smacks lips> அதேமாரி எங்க வீட்லயுமே எங்க வீட்லலாம். அம்மா, அப்பா வீட்லலாம். அது இது இந்த மாதிரிலாம் பயன்படுத்தவே மாட்டாங்க. அப்பா திட்டுவாரு "என்ன ஆடு மாடா அது இதுன்னு சொல்லிகிட்டுருக்கன்பாங்க." ஆனா, என்னோட கணவர் வீட்ல பார்த்தீங்கன்னா, சும்மா சும்மா எப்ப பார்த்தாலும் "அது இப்படி பண்ணுச்சு. இது இப்படி பண்ணுச்சு." ஒரு ஜெண்டரகு ஜெண்டர வந்து சொல்ல மாட்டாங்க. அது இதுன்னு தான் பேசுவாங்க. அது வித்தியாசமா இருக்கு.
புரியுதுங்க. அது அது வந்து ரொம்ப அதான் அந்த நம்ம வழக்கத் தமிழ், வளந்த இடம் அதுதான். அத அ இது பண்ணி தான் நமக்கு அந்த இது வருது. மொத விஷயம் வந்து, இந்த தனி சமுதாயத்தோட இது சொல்ட்டேன்ல, எப்படி நாம கூட்டு பண்றோம்ன்ட்டு. இப்போ வந்து நம்ம ஒரு அ நான் பேசுறேன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஒரு அலுவலகமே இருக்கு. அப்போ வந்து நம்ம பலதரப்பட்ட மொழிக்காரர்கள் வந்து வேலை செய்வாங்க. அதுவும் உங்களுக்கு வந்து இங்கலாம் வேலை செய்யும்போது கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கங்க. தமிழ்நாட்ல இருக்கிறவங்க, தமிழ்நாட்லயே வேல செய்யும்போது தெரியாது. வெளி மாநிலங்கள் போயி வேலை செய்யும்போது இந்த ஒரு விஷயம் வந்து நல்லாவே நம்ம பாத்துக்கலாங்க.
ம். ஆமா. ம். என்ன விஷயங்க?
இந்த மாரி இந்த தனிச் சமுதாயம்ன்னு சொல்றோம்ல. அதாவது தனி சமுதாயம்னு சொல்லமாட்டோம். தனி குரூப்பு கு குழுமம்.
ஆ! சரி.
குழுக்களா இருப்பாங்க.
ம்.
தமிழ் குழு, தெலுங்கு குழு அது மாரி வந்து இருக்கும். நான் பாத்துருக்கேன் அது.
ஆமாமா! பார்த்துருக்கேன். ம்.
கண்கூடா பாத்துருக்கேன். "அவன் தெலுங்கன் நம்மாளுயா" அப்டின்னுவான்.
<laughs> அந்த சமூக ஊடகங்கள்ல கூட இந்த மாரி ஒண்ணு இது பண்ணி வச்சிருப்பாங்க. ஏஜி மாதிரிலாம். ம்.
உண்ம, உண்ம! அதாவது அவ அத என்னன்னா? அதுக்கான முதல் காரணம் என்னன்றத, நீங்க வந்து யோசிச்சி பாத்தீங்கனு வச்சிக்கங்களேன், முதல் காரணம் வந்து அந்த அ எ அ கம்ஃபர்ட்டபிலிட்டினு சொல்ற அந்த ஒரு இது விஷயம்.
ம். ம்.
நமக்கான ஒரு அ என்ன சொல்றாங்க அ எனக்கு வந்து இதுவா இருக்கு. எல்லாமே வந்து எனக்கு வந்து, உடன்பாடா இருக்கு.
ஆ.
அ முதல்ல. அது அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வரும்போது அவுங்க மாறி வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் வேற விஷயம். அதெல்லாம் வந்து பின்னாடி வச்சுக்கங்க. முதல் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது, நான் பேசுறதே வந்து என்னோட மொழி பேசுறேன்.
கண்டிப்பா. ம்.
ஓரளவுக்கு வந்து என்ன மாரியான ஒரு அ மனநிலை இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த இது சொன்னேன் நானு. கொங்கு மண்டலம் இதுன்னு சொல்லி சொன்னேன் இல்லியா? மொழி பேசுறதுல ஒரு ஒரு வகையா வந்து அவங்க நடந்துப்பாங்க அப்படீன்னு.
ஆமாங்க.
அதுக்கு காரணம் இது தான். இந்த இந்த சொல்லவந்ததுக்கு தான். அத அ ஒரு ஒரு ஒரு ஓரளவுக்கு வந்து நீங்க பார்த்தீங்கணு வைச்சுக்கங்களேன், அதுவும் நான் வெளிநாடுகள்ல்லாம் போகும்போது தமிழ்க்காரன் அப்படின்னாலே ஒரு குதூகலம் வந்துரும் எனக்கு!
<laughs> நம்ப ஆளுங்கள பார்த்துட்டோம்டா!
அதுவே தமிழ்நாட்டு தமிழ்க்காரன், அதில வந்து நிறையா இருக்கு. அ இலங்கை தமிழர்கள் இருக்காங்க. அவங்களோட ந இது வேற மாரி இருக்கும்.
ம். ம். மலேசியா தமிழ் இருக்கு.
ஆமா. அவங்களோட அப் அ என்ன சொல்வாங்க, அ குணாதிசயங்கள் வந்து வேற மாரி இருக்கும். பழகுற விதம் அதெல்லாம்.
சிங்கப்பூர் தமிழ் இருக்கு. ஆமாங்க, ம்.
இதுல வந்து இலங்கை தமிழ், தமிழ்நாட்டு தமிழர்கள்னா நமக்கு ஒரு அந்த, என்ன சொல்வாங்க?
ஒரு குதூகலமே வந்துரும். அவுங்கள பார்த்தோடனே <chuckles> வெளியூர்லேருந்து.
அதற்கான அதற்கான காரணம் என்னனென்னா? நமக்கு வந்து தெரியும் இந்த இந்த மாரி இருப்பாங்க, அப்படின்னு ஓரளவுக்கு நமக்கு வந்து. எடுத்த உடனே ஒரு 50% நம்ம கரெக்ட்‌டா நம்மளால வந்து யூகிக்க முடியும். அதுதாங்க உண்மையான வ விஷயம். அதுல தான் தமுவ தனி சமுதாயம்லாம் வந்து உருவாகுறதே. அந்த "குழுமம்" சமுதாயம்ன்னு சொல்லமாட்டேன். குழுமம் அந்த சமுதாயத்தை உருவாக்குறவங்க வந்து வேற. அரசியல் ரீதியா பண்ணுறவங்க தான் இருக்காங்களே தவிர. ஆனா உண்மையிலேயே இந்த மொழி அப்படின்றது வந்து அந் இ இந்த மாதிரி விஷயங்கள்ல, அ ரொம்ப ரொம்பவே உபயோகமா இருக்குங்க. நான் தமிழ் மேல பற்று உள்ளவன்றதனால, தமிழ் குழுமத்துல தான் மு முக்காவாசி இருப்பேன்னு வச்சுகங்களேன். ஆனா இன்னொரு ஒரு விஷயம் இருக்கிறதனால, நான் எல்லா குழுமத்திலேயும் வந்து அ பொதுப்படையா ஆயிடுவேன்.
ஓ! நல்ல விஷயங்க.
ஒரு என்ன சொல்லுவாங்க? பாலம் ஆயிடுவேன், அந்த உறவுகளுக்கு.
ம். பரவால்ல, இப்ப பார்த்தீங்கன்னா இந்த நகர்ப்புற இருக்கு பார்த்தீங்களா, நகர்ப்புறத்திலயோ, இல்ல ஊர்லயோ, இல்ல பொது கல்வி ஊடகம். இதுல எல்லாம் அந்த சூழ்நிலைக்கு ஏத்தாப்பில, இந்த மொழிய வந்து மாத்திகிறாங்க. இல்லாட்டி அத வந்து ஒருங்கிணைத்து ஒரு செயற்கையா வந்து செயற்கை இணைப்பா வந்து கொண்டு போறாங்க. அத பத்தி என்ன சொல்றீங்க?
அ, உங்களோட இது வந்து நீங்க கேட்கிறது வந்து செயற்கையா கொண்டு போறாங்கன்னா, இப்ப நான் போயிட்டு வெளி மாநிலத்தில தங்குற ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கர்நாடகத்துல தங்குறன்னா, நான் கன்னடத்துல பேசறது தவறு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? இல்ல எனக்கு புரியல எனக்கு.
இல்லங்க, இப்ப வந்து நம்ம நகர்ப்புறத்தில உள்ள ஒரு மொழியா இருக்கட்டும். இல்ல இந்த பொது கல்வியில வந்து இருக்கிற மொழி ஊடகத்துல இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு ஒருங்கணிச்சு நம்ம சேர்ப்போம்ல. நீங்க சொன்னிங்கள்ல "ஒவ்வொரு ஊர்லயும் வந்து இந்த கூட்டம் சேர்த்துவாங்க ஊர்ல." அ.
புரியுதுங்க. அதாவது வழக்க தமிழுக்கும், அ உண்மையான தமிழுக்கும்னு சொல்றீங்க, புத்தகத் தமிழுக்கும்.
ஆமாமா.
சரிங்க. அது நம்ம என்ன அது புத்தகத் தமிழ்ன்றது ஒரு ஒரு நடை. அந்த ஒரு நடை வந்து மாற்றம் மாற்றவே முடியாது என்ன பொறுத்தவரை. வழக்க தமிழ்ல நாம வந்து அத எப்படி இது பண்ணுறோம்னா, நம்ம பழகுனதில அத வந்து நம்ம எ அதிகமா கத்துண்டது கத்துக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ஒரு தோய்வு இல்லாம நமக்கு நகருதுன்றது, என்னோடய சாதாரணமான தாழ்மையான ஒரு அபிப்பிராயங்க.
ம். கண்டிப்பாங்க. நீங்க ஒரு சிலர்லாம் அந்த வெளிநாட்டில போய்ட்டு, இந்த சமூக இந்த நம்மளோட அந்த சமூகத்த வந்து ஒண்ணு சேப்பாங்க பாத்தீங்களா, இவங்கள அந்த கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த இது வந்து எப்படிலாம் வந்து அவங்க பரப்புவாங்க? அத பத்தி சொல்ல முடியுமா?
அத பத்தின மிகுந்த ஒரு இது இல்ல. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஒரு அலுவலகத்தில எப்படி வந்து நாம வந்து தமிழ் ஆளு அ தெலுங்கு ஆளுன்னு சொல்லி இது பண்ணுறோம் இல்லையா?
ம். ஆமாங்க.
அதேபோல தான் வந்து அங்கேயும். அங்கேயும் என்னன்னா ஒவ்வொரு காலகட்டங்கள்ல ஒவ்வொரு விழாக்கள் நடக்கும்போது, அப்போ வந்து எதையாவது ஒன்னு பண்றது இல்ல, கோவில்கள் இருக்கும் கோ அந்த பொது இடங்கள் இருக்கு இல்லையா?
ஆமாங்க.
அந்த மாரி இடங்கள்ல இணைஞ்சு தான், அந்த மாதி ல்லாம் வந்து ஒரு பழக்கம் வந்து அவங்க அவங்களோட, ஒ ஒரு ஆர்வத்தில வந்து செய்யற ஒரு விஷயங்கள்ங்க.
ம். ஆமா கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அது இப்போ அந்த மூலியமா நம்மளுக்கு இந்த வெளிநாட்டுலலாம் போனா, நிறைய பேர நம்ம பாக்கலாம். தமிழ் மக்கள பாத்தே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எல்லாருமே அண்டை வீட்ட அண்டை ஒரு நாடும் போறப்ப, எல்லாம் வெ அந்நியரா இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி நம்ப சமூகம் வந்து இருக்கப்ப, ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நெறைய உதவிகளும் அவுங்க மூலியமா பண்ணுவாங்க. அது ரொம்பவே நல்ல
உதவி பண்றாங்களோ இல்லையோ! உபத்திரம் பண்ணாம இருந்தா போதும்ங்க.
<laughs> அது உண்மைதாங்க. ஆனா ந அ நம்ம அ நம்பள நம்ம மக்கள பாக்குறப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். அத பத்தி நீங்க வந்து ரொம்பவே அழகா சொன்னீங்க. இந்த மொழி நம்பளோட மொழிய வந்து, எப்படியெல்லாம் வந்து கூட்டமைப்பா வந்து அ வந்து சேக்கலாம். அது அந்த மூலியமா எவ்வளோ எவ்வளோ என்னென்ன மாரியான நிகழ்வுகள் இருக்கு? அத பத்தி என்ட்ட ரொம்ப அழகா வந்து விவரிச்சு சொன்னீங்க. உங்கள்ட்ட பேசினது எனக்கு ரொம்ப மிகவும் பிடிச்சிருந்துச்சு. மிக்க நன்றிங்க.
உங்களோட நேரத்துக்கும் நன்றிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். வாழ்த்துக்கள்.